அது உட்கார்ந்துட்டோம். நாங்க 2 பேரு அந்த பர்ஸ்ட் அந்த மியூசிக் ஆமா. அது, அதுவும் ஒரு இது இருக்கு. வெள்ளிக்கிழமை எப்ப ஆகும் அப்பெல்லாம் வந்து நெறயா வீட்ல டிவி இருக்காது.
நெறய பேர் எப்படா வெள்ளிக்கிழமையாகும், அப்படினு காத்துட்டு இருந்திருப்பாங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா. இப்ப ஒரு வீட்ல டிவி இருந்ததுன்னா, நீங்க மொத்த பேரு போயி பாப்பீங்க. அந்த மாரி. கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப் <laughs> கண்டிப்பா, கண்டி
பக்கத்து வீட்லலாம், போய் பாப்பாங்க. தெரிஞ்சிருக்குன்னு நெனக்கிறேன், உங்களுக்கு. ஓட் ஆமா. ஒரே, ஒரு கும்பலே வந்து பாப்பாங்க. பக்கத்தில இருக்குறவங்கள்லா. அப்பெல்லாம் என்னங்க, ஃபோன் வந்து ஒரு வீட்ல இருக்கும். அந்த நம்பர் தான் எல்லாருக்கும். அந்த தெருவு, அட் லீஸ்ட் அந்த ஒரு ஏரியாக்கே, கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு அ, அ ஒரு பெரிய ஒரு இதுக்கே, ஒரு 4,5 தெரு கூட இருக்கலாம். சில சமயம். டெலிஃபோன் இருந்தா அது. எனக்கு இன்னைக்கும் ஞாபகம் இருக்கு. அந்த இத பத்தி பாத்தீங்கன்னா, ஆனா நான் இசைய விட்டு வெளிய போகக்கூடாது. சரி, இசைக்கே வந்துட்றேன் நானு. எங்க அம்மாக்கும் எனக்கும் இது நடக்கும். அந்த எப்பவுமே முதல்ல பாட்டுகள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு இசை ஒண்ணு வரும்.
கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா.
அந்த எனக்கும் அம்மாக்கும் என்ன போட்டின்னா, அந்த அந்த அந்த ஃபர்ஸ்ட் அந்த ச ஆரம்பிக்கிற அந்த இசையிலேயே, அந்த பாட்டு என்னன்றத சொல்லணும். யார் ஃபர்ஸ்ட் சொல்றா? அதுக்கப்பற அதோட படம் என்ன? யார் நடிச்சா? அது அது அது ஒரு எங்க, எங்களுக்குள்ள ஒரு சின்னது. அது எங்க அம்மா இறக்கற வரைக்கும் கூட, எங்க 2 பேருக்கும், அந்த ஒரு இது இருந்தது.
கண்டிப்பா. <clears throat> கண்டிப்பா, கண்டிப்பா. புரியுது, புரியுது. புரியுது, புரியுது, புரியுது. கண்டிப்பா, கண்டிப்பா.

என்ன குரல் வளங்க? என்ன குரல் வளம் அது? அத வந்து நம்ம இத எப்படி சொல்றதுன்னு தெரியல எனக்கு.
கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா <clears throat> அப் அவங்களும், எஸ்-பி-பி யும் சேர்ந்து பாடுனது உங்களுக்கு மிகவும் புடிக்கும். கரெக்ட்டுங்களா? கண்டிப்பா, கண்டிப்பா.
அவுங்க கூட யார் பாடினாலுமே அவங்க நீங்க ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு. அது கமலோட முதல் பாட்டு. நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்ரீதேவி தான் சிகப்பு ரோஜாக்கள் நெனைக்கிறேன். படம் பேரு சிவ சிவப்பு ரோஜாக்கள் தான் அது "நினைவோ ஒரு பறவைன்னு" ஒரு பாட்டு.
கண்டிப்பா, கண்டிப்பா. ம். சொல்லுங்க, சொல்லுங்க. ம். கேள்விப்பட்டருக்கேன். சொல்லுங்க, சொல்லுங்க. ஓ! சரிங்க.
அது அ அ மொதல்ல பாட வேண்டியது உண்மையா யாருன்னு பார்த்தீங்கன்னா, அது எஸ்-பி-பி தான் பாட வேண்டியது. அந்த ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி ஒரு ரிஹர்சல்ன்னு ஒண்ணு வப்பாங்க. எஸ்-பி-பி ஐயா வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டாச்சுன்றதுனால கமல் வந்து "நீ பாடு உனக்கு தான் தெரியுமே" அப்பிடின்ட்டு. ஆ வ இளையராஜா அவர்களும் கமல் அவர்களும் பயங்கர நெருங்கிய ஒரு உறவு வச்சு வச்சிருக்கிறவங்க. அதனால இளையராஜா, "நீ பாடு உனக்கு தான் பாட்டு தெரியுமே!" அப்பிடினவுனே அப்போ <tsk> கூட படப்போறது ஜானகி அம்மா.
கண்டிப்பா, கண்டிப்பா. <clears throat> கண்டிப்பா.